உணவே மருந்து அப்டீங்கிறது வந்து, நம்ம நெறைய எடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பாத்துருக்கோம். அதையும் நெறைய நெறைய வந்து இப்போலாம் இருக்குற உணவகங்களையும் சரி, வீட்லயும் சரி, நெறைய பாத்துட்டுருக்காங்க, உணவே மருந்துங்குற முறைய. அரிசிய வுட்டுட்டு அந்த அந்த காலத்து பண்பாட்டு அரிசிகள் நெறைய உபயோகிக்கிறாங்க. ஆனா, சில விஷயங்கள் வந்து உணவுல மாத்தி, அது வந்து நம்ம வாழ்க்கைய பாதிக்கிற மாரி கூட சில எடத்துல நம்மளால பாக்க முடியுது இல்லைங்களா? அத பத்தி உங்களோட கருத்து என்ன?
கண்டிப்பாங்க. அதாவது வந்து நீங்க அழகா சொன்னீங்க. அந்த உணவே சிறந்த மருந்துன்ற மாரி, நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயம் ஆரம்பிப்போங்க. இப்ப, எப்படினாங்க என்னோட வாழ்க்கையில சில மாறுதகள் உணவுல வந்து மாறணும். எப்ப மாறணும்னா, நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "இந்த உணவை மாத்திக்கோ. இது வந்து உடம்புக்கு கெடுதி" அப்படி சொல்லும்போதெல்லாம் நம்ம காதுல கேக்கவே மாட்டோம்.
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா.
எதனா எதனா ஒரு விஷயம், "அன்னக்கி அதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம். அதெல்லாம் வரும்போது நான் பாத்துக்குறேன். நீங்க உங்க நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்டீன்ற மாரி சொல்லிட்டு நம்ம அத தாண்டி போய்டுவோம்! கடந்து.
சரிங்க.
ஆனா நம்ப வீட்லயோ! யாரோ! ஒருத்தவுங்க வந்து அதனால வந்து பாதிக்கப் பட்றாங்கன்றபோது, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மனசுல வந்து ஒரு "நம்ம இத கண்டிப்பா மாத்தியே ஆவணும்".
நிச்சயமா. கண்டிப்பா.
அப்டீன்றமாரி இருக்குங்க.
கண்டிப்பாங்க.
இப்போ உதாரணத்துங்க இந்த உணவில் சிறிய மாற்றங்கள் தான். ஆனா வாழ்க்கை எப்பிடி பாதிக்குன்ற விஷயம் தான். இந்த கோவம் அதிகமா படுவாங்க சில பேருங்க.
நிச்சயமா. சொல்லுங்க. சொல்லுங்க.
இந்த பி.பி ன்றது வந்து ஒரு பெரிய நோய். அது வந்து எல்லாமே சும்மா வந்து அப்பலாம், "கோவப்பட்டா ஒரு கெத்து" அப்பிடீன்ற மாரி போயிட்டுருப்போம்.
கண்டிப்பா. ஆமாங்க <laughs>
"ம், இப்ப பாரு, அவருக்கு கோவம் வரும் பாரு. அவர் என்னா பண்ணுவாரு பாரு" அப்பிடீன்னம்போது <laughs> ம். நம்ம வந்து நார்மலா விட்ற
<laughs> ஒரு நகைச்சுவையா நகைச்சுவையா இருக்கும் மற்ற மக்களுக்கு. ஆனா நம்ம பக்கத்துலேயே இருக்கும் உறவினர்கள், தந்தை, தாய், சகோதரன், சகோதரிய பாக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லயா? இந்த விஷயம்.
கண்டிப்பாங்க. அப்பல்லாம் வந்து காசு விளையாடும் ஒரு சில டைம்ல. அப்பயே இன்னொரு ஒரு காலம் போயிட்டு காசு ஒண்ணுமே இருக்காது. அது மாரி அந்த காசு இருக்கும்போதுலாம் கோவம் வரும்போதெல்லாம் வந்து ஃபோன ஒடைக்கிறது, கடை பறக்கும் இந்த செவத்துக்கும், அந்த செவத்துக்கும் நான்லாம் அதுமாரி பண்ணிருக்கேன் <chuckles> <sighs> இப்ப வந்து 5 வருஷமா ஒரு ஃபோன யூஷ் பண்ணிட்டுருக்கேன்.
நிச்சயமா. சரிங்க.
அதாவது, காலம் மாறும்னு சொல்லுவாங்க.
அ வாழ்த்துக்கள்ங்க, உங்களோட பொறுமைக்கு வந்து வாழ்த்துக்கள், நான் முதல்ல சொல்லிக்கிறேன். <laughs>
ஆமா. அது எப்படினாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பட்டாதான் திருந்துனு சொல்வாங்க. அப்புறம் ஒரு விஷயம் வந்து உடைறதால, நம்ம தான் செலவு பண்ணப்போறோம், கோவப்படுறதால நீ உடைச்ச பிறகு, அடுத்த நிமிஷம் யாரும் வாங்கித் தரப்போறதில்லை, உன் காசு போட்டு தான் வாங்கப் போற.
கண்டிப்பா. நிச்சயமா.
அப்புறம் அந்த கல்யாணம்லாம் பண்ணும்போது காசோட அருமைலாம் தெரியும். <chuckles> அப்படினும்போது, இந்த உணவில வந்து என்ன மாற்றங்கள்னா, இந்த முதல் விஷயம் நான் சொல்லப்போனா, உப்பை கம்மி பண்ணனுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா, கரெக்ட்டா சொன்னீங்க.
அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பூன் தான், ஒரு சிட்டிக அளவு தான், இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சமா மிச்சப் போட்டு, எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, எங்க அம்மா உப்பை கம்மியா போட்டாலுமே, இன்னும் அதிகமா போடு, உப்பு இல்லை உப்பு இல்லைனு போட்டு அதிகமா சாப்பிட்ட ஆளு.
கண்டிப்பா. நிச்சயமா.
அது வந்து ரொம்ப அழகான டேஸ்ட்டை குடுக்குன்றத தாண்டி, உடம்பில அவ்வளோ பிரச்சனைய உருவாக்குதுங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் தான். அது வந்து பிபி ஏத்தி, உடம்பில வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷன்ட் ஆவே மாறிட்டாரு இப்ப.
நிறைய சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப, பாவங்க.
அந்த பிபின்றது வந்து ஒரு விஷயம். நம்ம ஒரு கெத்து எனிக்கெல்லாம் உண்மையாலுமேங்க. ஒரு ஒரு காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கோவம்லாம் ஒரு கெத்துனு நினைச்சு சுத்திந்தேன். எப்படினா ப்பா! பயங்கரமா கோவப்படுவான் பாரு அவன். ஐயோ! பயமா இருக்குன்ன பிறருக்கு, நம்பல்லாம் வந்து ஒரு பயங்கரமா அப்படியே, நம்மள யாரோ ஹீரோனு சொன்ன மாரியே இருக்கும். <chuckles> ஆனா, அந்த கோவத்தால, பல உறவுகளை நம்ம இழக்கிறோம். 1டு இது, நம்மளோட அடையாளத்தை இழக்கிறோம்.
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா.
அதுக்கப்பறம், இன்னும் கொஞ்ச நாள் போனா, நம்மளால எழுந்துரும்.
கண்டிப்பா.
அந்த ஒரு சின்ன மாற்றத்த, நம்ம மாத்திகிட்டோனா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து, ஒரு பெரிய வந்து, ஒரு நோய் வராம தடுக்கலாங்க!
நிச்சயமா. நிச்சயமாங்க.
அது. அதுக்கப்புறங்க, எங்க அப்பா வந்து, அ உ இப்பலா கொஞ்ச வர உப்பா போட்டா, என்ன திட்டுவாரு. லைட்டா உப்பு இல்லனா, "டேய் உப்பு இல்லாம சாப்பிட்றா. என்னடா?" அப்படின்னவாரு. அப்ப.
சரியான விஷயங்க. உப்பு கம்மியா வச்சு சாப்பிட்றது, ரொம்ப சரியான விஷயம்! இன்னொன்னு, நம்ம உப்ப பத்தி பேசின, ஒண்ணே 1 மட்டும் சொல்லிக்கிறேன். உப்பு, பொடி உப்ப விட, அ, முக்காவாசி என்ன யூஸ் பண்ண சொல்றாங்கனா, அந்த இந்த கல்லு உப்பு வந்து உபயோகப்படுத்த சொல்றாங்க, சரிங்களா? கல் உப்ப நீங்க போட்டு, இந்த பொடி உப்ப நீங்க லைட்டா போட்டாலே, ஏன் உங்களுக்கு சரியாகுது. அப்படினா, கல்லு உப்புல இல்லாத ஒரு கெமிக்கல், பொடி உப்புல இருக்கு! <laughs>
ம். அ, சொல்லுங்க. அ, அ. ம். இருக்கு. ம். இது நம்மளுக்கு தெரியாம இருக்கு. <breath> அதனால, பல விஷயம் நடக்கிறதுக்கான, வாய்ப்பு இருக்கு. <laughs>
ஆமா. அது ஒரு முக்கியமான விஷ நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா.
ஓ! நீங்க சொல்லிதா நானே, எனக்கு தெரியுது. கண்டிப்பா, நான் இத நா ஃபாலோ பண்றேன். ஏனா, இது யாரோ சொல்லி கி வந்து, ஆனா, போற போக்குல நல்லது சொன்னா நம்ம காதுல விழாதுங்க.. <chuckles> நம்ம வந்து,
நிச்சயமாங்க. <chuckles> அது உண்டு அது. அது வ வர்ற வழில வரணும். சேனல், எந்த சேனல்ல வருதுங்கிறது தாங்க மேட்டரு. இப்போ, ந நம்ம பேப்பர்லயோ, காகிதத்திலேயோ, இல்ல பாட புத்தகத்திலேயோ ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கிறப்போ, அவ்ளோ வேகமா ஏறும், ஏறாது. ஆனா, அதுவே திரையில பார்த்தோனா, வேகமா ஏறும். உதாரணத்துக்கு பாடல் இப்போ, தமிழ் பட பாடல்கள்லா வந்து, அ அது இது இந்த கட்டுரை, அந்த க கவிதைகள்லாம் இருக்கும். சில செய்யுள்ல, தமிழ்கள்ல.
அங்கனா கண்டிப்பா. ம். ம்.
அதுலா. அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. த 'திருக்குறள்.' எடுத்துக்காட்டுக்குன்னா திருக்குறள்லா வந்து, இந்த படம் என்கிற, என்று முடியும் குறளை அடிப்பிறலாமல் எழுதுக. அப்படீன்னு சொல்லிருப்பாங்க. அது நமக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது. ஆனா, இதே குறள படத்துல போட்டு காட்ட சொல்லுங்க, உடனே நல்லா ஞாபகம் இருக்கும், இல்லையா? <chuckles>
அ. கண்டிப்பா. ஆமா. அதுவும் நம்ளுக்கு புடிச்ச ஹீரோஸ் எதுனா பண்ணா, இப்ப பாரு, ஸ்கூல்ல படிக்காத திருக்குறள்லாம், படத்தில வந்து 10 டைம் கேட்டா. <chuckles> 1 டைம்ல மனப்பாடமாயிடும்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. அது எந்த விதத்துல வருது? எந்த ஃபார்மேட்ல வருதுங்கிறதும் ஒரு மேட்ரு. அது நமக்கு வந்து, வரவேற்கத்தக்கது மாரி, நமக்கு பிடிக்கிற மாரி, விரும்பத்தக்க மாரி அப்படிங்கிற மாரி. அதுவும் ஒரு விஷயம். ம். சொல்லுங்க. கே
கண்டிப்பாங்க. அதை நீங்க என்ன சொல்றதெல்லாம் உண்மை தான் அது. அது எந்த சேனல்ல வர்ரதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரி இன்னும் இந்த சின்ன மாற்றன்றது அதுக்கப்றம்ங்க முக்கியமா அந்த ஊர்க்கா எடுத்துப்பாங்க சில பேரு. அது உப்ப விட மூணு மடங்கு அதிகம் அதுல.
நிச்சயமா. சரிங்க. கண்டிப்பாங்க.
அப்ப என்ன ஆவுதுன்னா ம்.
ஊரியிருக்கா? உப்பில ஊறி ஊறி ஊறி அதான் ஊறுக்கா. சொல்லுங்க.
ஆமா. அப்ப நம்ம வந்து ஃபுல்லாவே உணவு முறை வந்து மாத்தணுன்னா முடியாதுங்க. அப்ப அந்த சின்ன சின்ன உணவு மாற்றங்கள் பாதிக்கிதுன்னு சொல்லும்போது, அத நம்ம மாத்திக்கிட்டோன்னா, நம்ப சின்ன மாற்றங்கள் மூலியமா பல விஷயம் வந்து நல்ல ப பலன் பெறலாங்க.
நிச்சயமா. கண்டிப்பா.
இப்ப, என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா வந்து ஊர்காய் சாப்படுறத கம்மி பண்ட்டாங்க. அப்புறங்க சில பேர் இந்த வடை, போண்டா, பஜ்ஜி இத வந்து ஒரு சின்ன வடை தான் பத்து ரூபா தான். <chuckles> ஆனா இது வந்து, எப்புடி பயங்கரமான வேலல்லாம் வைக்கும். உடம்புக்குள்ள போய்ட்டு கொலஸ்டரால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடும்.
சரிங்க. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா.
அது வந்து இப்ப தெரியாது நம்மளுக்கு.
கண்டிப்பா.
நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது உனக்கு. அது பின்னாடிதான் புரியுன்ற மாரி. அ, வட எல்லாம் வந்து சின்ன, சின்ன விஷயம். இப்போ ரோட்ல போம்போது சாப்புட்ணும் போல இருக்கும். அ சாப்டுவோம். ஆனா, அவுங்க என்ன எண்ணெய்யில செய்றாங்க. அத எப்பிடி செய்றாங்க. உண்மையாலுமே அது ஒரு நாள் நான்லாம் அந்த விஷயத்த மாத்திட்டேங்க. நான்லாம் வட அதுமாரி சாப்புட்றதே கிடையாது நானு. ஒன்னும் இல்ல. அந்த வடைய வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் ல இல்ல நியூஸ் பேப்பர்ல் அமுத்தி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ எண்ணெய் இருக்கும்.
கண்டிப்பா. நிச்சயமா. எதுவுமே தெரியாது. நல்லதுங்க. நிச்சயமா.
அப்ப, உடல்ல எண்ணெய் முக்கியங்க. அத நம்ம உணவுல வந்து சேர்க்கும்போது. கண்டிப்பா நீங்க ஒரு குழம்பு செய்றீங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் செய்றீங்கன்னா, கண்டிப்பா அதுல எண்ணெய் இருக்கும். அது எண்ணெய் கலக்காம நம்ம வந்து மறுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த எண்ணெயே உடலுக்கு போதுமானதா இருக்கும்.
கண் நிச்சயமா.
மேற்கொண்டு நம்ம ஒரு எண்ணெய உருவாக்கி, புழிஞ்சி அந்த போண்டாக்குள்ள ஸ்பான்ஜ் மாரி வச்சு உள்ள போயிட்டு, <laughs> அது கொலஸ்டரால் லா ஆக்கு ஆக்கித் தருதுங்க. இது எப்பிடின்னா ஒரு 50 60 வயசு மேல கொலஸ்டரால் க்குன்னு தனியா மாத்திரை எடுக்குறாங்க.
கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. நிச்சயமா.
இது எப்பிடின்னா, முன்னாடி எல்லாம் வந்து P P, Sugar தான் நம்மளுக்கு பரவலா இருக்கு. இது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாமே வரும் அப்பிடின்னமாரி நினச்சுனே இருந்தா, அதற்கு அப்புறம் கொலஸ்டரால் மாத்திரையும் இப்ப வந்து கூடவே நான் வர்றேன். என்ன மட்டும் ஏன் விட்டு போறீங்க.
கண்டிப்பா.
அப்பிடின்ற மா
ஆமாங்க. ஐயோ! அது என்னோட அக்காவுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. நான் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை P P மாத்திரை எங்க மாமாவுக்கும் அதேமாரி தான். கொலஸ்ட்ரால் மாத்திரை, P Pமாத்திரை தைராய்டு கால்ல எழுந்த உடனே இந்த தைராய்டு மாத்திரையோட தான் எழுந்திரிப்பாங்க, எல்லாரும். பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
ஆ. ம். ஆமா. அதையும் எங்க அம்மாவும் த தைராய்டு.
அது கஷ்டமா இருந்தாலும் வந்து, அவ்ளோவா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏனா, உணவு பழக்கவழக்கம் கொஞ்சம் சரியில்ல, அவங்களுக்கு. அவங்களா மாத்திக்கணும். அ. பசங்களுக்கு சொல்லலாம். சின்ன, சின்ன பசங்களுக்கு சொல்லலாம். பெரியவங்களுக்கு சொன்னா வாக்கு வா வாக்குவாதமா மாறும். வாக்குவாதம் வந்து நமக்கு மனச சஞ்சலத்த குடுக்கும், மனக்கசப்பாகும். அதனால நீங்க பார்த்துக்கோங்கன்னு அப்டியே விட்டுர்றது. <laughs>
ஆ. கண்டிப்பா. அது வந்து, இப்ப நல்லதுக்கே காலம் இல்லன்ற மாரி. ஏதனா, சொன்னா தப்பா ஒரு, ஒரு பதிவுல போய் முடிஞ்சிருது.
நிச்சயமாங்க. நிச்சயமா. அது எப்படி போகுன்னா, "நீ எப்டி வந்து உன் வயசுல விட மூத்தவங்கள வந்து எப்படி நீ வந்து இதெல்லாம் சொல்லலாம்", அப்டின்னு கேட்பாங்க, வீட்ல. அப்பா, அம்மா கேட்பாங்க. எதுவுமே நான் எதுவுமே சொல்லலா, நீங்க எதுவுமே கேட்கல. நீங்க எல்லாத்தையும் அழிச்சு, எல்லா கோட்டையும் அழிச்சிடுங்க. நான் எந்த கோடும் போடல அப்டின்னு சொல்லி விட்டுறது. இது உப்பு பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா. இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்றேன். இதுல பிங்க் சால்ட்ன்னு சொல்வாங்க. சரிங்களா. பிங்க் சால்ட். அதுல வந்து. அ. ஆனா, அது ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்போ இந்த நார்மல்லா இந்த கல்லு உப்பு நம்ம உபயோகப்படுத்துற கல்லு உப்பு ரூ. 20னா, அந்த பிங்க் சால்ட் ரூ. 80 விப்பான்.
ம். ஆமா. ஆ. ம். சொல்லுங்க. ஆமாங்க. இருக்கு, இருக்கு. ஆமா.
சரிங்களா? அதுல ஒரு சில நல்ல விஷயங்கள் எதிரா இருக்குற கெட்ட விஷயங்கள் அதுல இல்லாம இருக்குங்கறத நான் கேள்விப்பட்டுருக்கேன். நான் உபயோகிச்சது இல்ல, ஆனா நான் கேள்விப்பட்டுருக்கேன் அது ஒண்ணு பிறகு இந்த மேற்கத்தியர்கள், வெளிநாட்டவர்கள்லாம் வந்து ஒரு பழக்கம் வச்சுட்டுருக்காங்க. சாப்பாட்ல ஒயிட் ஒயிட்டா என்ன இருக்கோ நான் எதையுமே சேக்க மாட்டேன். ஒயிட் என்ன இருக்கும்? உப்பு ஒயிட்டு. வேற என்ன ஒயிட்டு? சக்கர ஒயிட்டு. வேற என்ன ஒயிட்டு? பால் ஒயிட்டு. அப்பறம் தயிரும் ஒயிட். தயிர் வந்து வேற ஃபார்மட்ல எடுத்துப்பாங்க அவங்க. <tsk> சரிங்களா, அதனால யோகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபார்மட்ல எடுத்துப்பாங்க. கலர், கலரா கூட எடுத்துப்பாங்க. நெறைய சாப்டுவாங்க அந்த மாதிரி. இப்போ காஃபி சாப்டாலே, அ ப்ளாக் காஃபி வித்தவுட் சுகர் அப்டின்னுவாங்க. வித்தவுட் சுகர், நோ மில்க், நோ மில்க், நோ சுகர் அப்டின்னுவாங்க. ப்ளாக் டீ, நோ மில்க், நோ சுகர். இப்படி இது எனக்கு போதும். அப்படின்னு சொல்ட்டு, நிறையா இவனுங்க கிட்ட நிறையா கத்துக்கலாங்க!
கண்டிப்பாங்க. அ. ம். ஆம். இல்லங்க. அ. ம். ம். ஒகேங்க. ஆ. ம். ஆமாங்க. ஆமாங்க. அதே மாரி, அவங்கள்ட இருந்து வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப அந்த டிரிங்க்ஸ் கூடங்க, சில பேர வந்து அவு லிமிட்டா எடுத்து மெடிசின் மாரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ப ஆளுங்க அதே வந்து ஃபுல்லா குடிச்சுட்டு, வந்து ஒரு வேற மாரியான ஒரு உணர்வ கிரியேட் பண்ணிட்டு ஒரு கெடுதலான ஒரு வாழக்கைய நோக்கி போயிடுவாங்க.
நிச்சயமா. கண்டிப்பா. உண்மதான். இது என்னன்னா வந்து அவங்களுக்கு, இந்த உணவோட சேர்ந்த ஒரு பழக்க வழக்கம். இது பழக்கவழக்கத்துல இருக்கிறது தான் அது.
கண்டிப்பா.
இவங்க என்னன்னா குடும்பமா சேர்ந்து சாப்ட்ற இடத்திலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இது வந்து மரியாதை குறைவு தரக்கூடிய விஷயமே கடையாது. ஆனா, நம்ம ஊர்ல செய்றது, சாப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இல்ல நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் நல்லா சாப்ட்டு வந்து, மறுபடியும் சாப்பாடு ஆரம்பிச்சு வீட்ல சாப்ட்டாலும் சண்ட, வெளியே போய் கடையில சாப்ட்டாலும் சண்ட, பிரியாணியில எங்கடா பீஸ் இல்ல அப்டின்னு சொல்ட்டு வெஜ் பிரியாணியில போய் கேட்கறது. இது வெஜ் ஹோட்டலுங்க. வெஜ் ஹோட்டலா இருந்தா பிரியாணியில வந்து பீஸ் வைக்க மாட்டியா? அப்டின்னு சண்ட போட்றது. அது, ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன போத தான். அது என்னன்னா, அந்த போதையில வந்து அவங்க அதெல்லாம் காட்டணுமா. அவங்கலாம் போதையில இருக்காங்கன்னு சொல்ட்டு அதனால, அ. ரொம்ப அராத்து பண்றது. அது, என்னன்ன வந்து இடையூறு பண்ணுதுன்னா. அந்த உணவகத்தலாம் வந்து ரொம்ப ஒரு மாரி அன்ஹைஜீனிக்கா மாத்துது. இப்ப கூடி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஐயோ இந்த கட வேணாம், நம்ம போயிறலாம் அப்டின்னு சொல்ட்டு, நெனப்ப ஊட்டுது. அதுக்கப்புறம் இவங்க, குடிச்சவங்க போதையில வந்து நேரத்துக்கு வீட்டுக்கு போமாட்டாங்க. நடுவுலேயே விழுந்து கிடப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்ளோ நிம்மதி, எவ்ளோ இதுங்க துக்கங்க, வருத்தங்க. அ.
ம். கண்டிப்பா. ம். ஆமா <chuckles> ஆ. ம் ம். ஆமா. ஆமா. கண்டிப்பாங்க. அது எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் ஆரம்பிச்சு, எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு. அதேமாரிங்க இந்த உணவு முறையிலும் இது மாரி, இந்த உப்பு அது முக்கியமா இந்த மிளகாய் போடுவாங்க. எப்டி இந்த மிளகாய் தூள் சொல்லியிருக்காங்கள்ல. அதுல வந்து இந்த டேஸ்ட்க்காக வாரி கொட்டி போடுவாங்க. இது, இப்ப என்னோட மனைவில்லாம் வந்து அந்த குடும்பமே காரம் சாப்பட்ற குடும்பம்.
சரி. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. சரிங்க.
நம்ப போய் வாயில வைக்க முடியாது. இப்ப பழகிட்டோம். ஆனா, வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம குடல்ல போய்ட்டு இந்த காரம். நம்ம என்னன்னலாம் பண்ணும்?
கண்டிப்பா.
அதுவும் வந்து.
நிச்சயமா. இப்போ நமக்கு எப்டி நம்ம காரம் சாப்ட்டா நம்ம வந்து தண்ணீ குடிக்கிறோமோ, உப்பு திண்ணா தண்ணீர் குடிக்கிறோம், காரம் சாப்ட்டா தண்ணீர் குடிக்கிறோமோ, உள்ளேயும் அதே மாரி ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுக்கு. ரொம்ப கஷ்டப்படும்.
ஆ. கண்டிப்பா.
கஷ்டப்பட்றத வந்து நம்ம அப்டியே விட்றோம். அது அதே மாரி நிறைய சாப்ட்டு அதையும் கஷ்டப்படுத்துறோம். அதையும் விட்றோம். ஏனா ஜீரண மண்டலம்ங்குறது, சின்னதா இருக்குமோ இல்ல பெருசா இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் உள்ள போய் பார்த்தது கிடையாது. ஆனா, சாப்பாட வந்து பொறுமையா சாப்டுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள். பொறுமையா சாப்டு, மென்னு சாப்டு, நல்ல உமிழ்நீரை வந்து கலந்து சாப்டு. ஒரு 50 சதவீதம் மேல வந்து வாயில நல்லா வந்து ஜீரணம் பண்ணிக்கோ. நல்லா வந்து மென்னுக்கோ, அதுக்கப்புறம் உள்ள போடு. அப்போ தான் ஜீரணம் ஆவரதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அந்த கொழுப்பு சொன்னீங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத கொழுப்பு. அந்த தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் வந்து அ உள்ள உடம்புல நிக்காது. கரைஞ்சிரும் கொழுப்பு. கொழுப்பு சாப்ட்டாலும் நம்ம பொறுமையா சாப்பட்றதுனால் கொழுப்பு கரையும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயக் கம்மியா உபயோகியுங்க. நிறைய சொல்றாங்க, மருத்துவர்கள். நம்ம அதெல்லாம் கேட்கறோமான்னு கேட்டா, ஒரு ஒரு மாரி ஒரு தரப்பு மக்கள் மட்டும் கேட்கறாங்க. மர தரப்பு மக்கள் அவ்வளவா கேட்கறது கிடையாது.
ம். ஆமா. ம். ம். ஆமா. ம். கண்டிப்பா. ம், ஆமாங்க.
நிச்சயமாங்க. அது சிறிய மாற்றங்கள் உணவுல இருக்கிற சிறிய மாற்றங்கள். அது உண்மையிலேயே அந்த உப்பு மாரி விஷயம் எல்லாம் ரொம்ப சின்ன மாற்றம் தாங்க. ஆனா, அது குடுக்கிற பாதிப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க சொன்னது எனக்கு அப்டியே கண்ணுக்கு முன்னாடி தெரியது. "அப்பாவுக்கு எந்த மாரியான உடல்நிலை இருக்கிறது." அப்டிங்கிறது ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் வருது எனக்கு. <breath> நிச்சயமா, அப்போ இருக்கிற தலைமுறையினர்கள், இதுக்கு அப்புறம் வர தலைமுறைகள் எல்லாருமே அந்த உணவுல, ஒரு மாரி கண்ணும் கருத்துமா, ஆரோக்கியமா இருக்கணும். அதெல்லாம் சாப்பட்றத வந்து இவ்ளோ தான் சாப்டணும். அந்த அளவுகோல வச்சி சாப்டுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு உண்மையிலேயே இருக்கு. அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுனு சொல்லி நான் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றிங்க.
ம். நீங்களும் அழகான கேள்வி எல்லாம் தொகுத்தீங்க. என்கிட்ட இருக்கிறத நான் உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கை நடந்தத பகிர்தற்கான ஒரு அனுபவமா இருந்துச்சு. நானும் உங்கள்ட்ட பேசுன மகிழ்ச்சியா உணர்றங்க. நன்றி.